சிறப்பு. ஆ.
அ ஆனா கல்லூரி வ வந்தப்போ வந்து <tsk> அந்த கதவுகள் வந்து உடைக்கப்பட்டதுனால, அந்த சுதந்திரத்த அனுபவிக்கணுன்ற எண்ணம் வந்து எண்ணம் தான் வந்து முதல் ஆ 6 மாசத்தில வந்து இருந்துச்சு.
ஆஹா எல்லாருக்கும் இருக்கிறதுதான். சொல்லுங்க.
ஆமா. அதனால வந்து அ அதுபோக வந்து அ எல்லா மாணவர்களும் எல்லா மாணவர்களும் அ அதே மைண்டில இருந்ததுனால, நான் வந்து நானும் வந்து எளிதா இருந்துட்டேன். அது ப ப அ முதல் அந்த செமஸ்டர் நெருங்குறப்ப தான் எனக்கு தெருஞ்சுச்சு. மத்த எல்லாருமே வந்து ஆங்கில வழி ப பயின்ற வந்த மாணவர்கள்ன்றதுனால தான் வந்து அவங்க சும்மா சுத்திட்டு இருந்துருக்காங்க.
சரிங்க. அ அப்படியா, நீங்களும் அ புரிஞ்சுச்சு புரிஞ்சிச்சு. அவங்கள பார்த்து நீங்களும் அமைதியா இருந்திருக்கீங்க. அ.
கடே கடைசி நேரத்தில ஆ கடைசி நேரத்துல அவங்க வந்து ஒரு 1 வாரத்திலயே எல்லாத்தையும் ப படிக்கிறப்போ, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு.

அதாவது அந்த 2 அரியரையும் அப்பவே கிளியர் பண்ணிட்டீங்களா இல்ல எப்படி?
அது முதல் செமஸ்டர்ல வந்து வந்துச்சு அத வந்து 1 வருடம் கழித்து அடுத்த வருடம் அத வந்து நான் மதிகம் அ 2 ஆ தே தேர்வில தோல்வி அடைஞ்சேன். அதில ஒண்ண வந்து அப்போவே ரிவிஷன் ப பண்ணி அது கிளியர் ஆயிருச்சு. ஆ ஒரே ஒரு இது மட்டும் தான் வந்து ஆ அரியர் தோல்வியில முடிஞ்சுச்சு அத வந்து 1 வருடம் கழித்து நான் ஆ அத வந்து தேர்ச்சி பெற்றேன். அது அதுல என்ன எனக்கு வந்து அது மிகவும் பாதிப்ப ஏற்படுத்துது. ஏன்னா பள்ளி காலம் வரைக்கும் அதாவது 12 வகுப்பு வரைக்குமே நல்லா ப படிக்கக்கூடிய பையனா இருந்துட்டு. ஆ தமிழ் வழி கல்வியில பயின்றது வந்து க கல்லூரியில வந்து நான் ஆங்கில வழி தான் முதல் தடவ எதிர்கொள்றேன்.
அருமை. சிறப்புங்க. புரியுது. ஆ. சரிங்க.
அந்த ஒரு ஆ ம புதிய ஒரு அனுபவத்துல வந்து ஆங்கிலம் பெரிதா அறிமுகம் இல்லாதுனால, ஆ ஆ இல்லாதனால தான் அந்த ஒரு ஆ தேர்வுல வந்து தோல்வி அடைந்தேன். அது வந்து பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா முதல் தோல்வியா வந்து எனக்கு வந்து அது அமைஞ்சுது.
ஆமாங்க புரியுது. ஆ.